நமது குழந்தை பருவம், அப்படிங்கறப்பவே வந்து நமக்கு மு மு ரொம்ப அதிகமா ஞாபகம் வர்றது வந்து, நம்ம விளையாடுன விளையாட்டுகள், நம்ம உபயோகப்படுத்தின அந்த அந்த பொம்மைகள், கருவிகள் அதெல்லாம் இல்லைங்களா? எந்த ஒரு குழந்தை பருவமும் அந்த பொம்மைகள், அந்த விளையாட்டு ஜாமான்கள தாண்டி வந்திருக்கவே மாட்டோம். இத இது வந்து நம்ம கிராஸ் பண்ணிதான் வந்திருப்போம். "இத இதெல்லாம் நான் பண்ணதே இல்லப்பா" அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது.
ஆமாங், அ ஆமாங்க. ம். கண் ஆ.
இதுல அந்த மாதிரி, இந்த பொம்மைகள வந்து வச்சு, மையமா வச்சு சில தொடர்கள்லாம் வச்சிருப்பாங்க தொலைக்காட்சியில. கார்ட்டூன் அப்படின்னு சொல்வாங்க. அந்த மாரி கார்ட்டூன்கள்ல உங்களுக்கு கவர்ந்த கதாப்பாத்திரம், இல்ல கவர்ந்த கார்ட்டூன் தொடர் எதோ, அதப் பத்தி எதுவும் சொல்ல முடியுங்களா?
ம், ம், ஆமாங்க. அ கண்டிப்பாங்க. அ கார்ட்டூன் அப்படின்னா, எல்லாருமே சின்ன வயசுல அ ஆசைப்பட்டு பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா, எனக்கு அந்த மாரி அமையல. அ குழந்தை பருவங்கள்ல என்னோ எங்க வீட்ல வந்து தொலைக்காட்சி வந்து பெட்டி வாங்கி வைக்கல எங்கப்பா. அத வ வச்சா, "எங்க பசங்களோட படிப்பு கெட்டுடுமோ?" அப்படின்னு அவரு எண்ணத்தில வந்து அவரு வாங்காமயே வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அ கொஞ்ச நாள் கழித்துதான் எனக்கு எங்க எங் எங்களுக்கு ஒரு 15 வயது அந்த மாரி ஆகும்போது தான், தொலைக்காட்சி பெட்டிங்கிறது எங்க வீட்டுக்கு வர வந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாரிதான் இருக்கும். அப்ப நமக்கான ஒரு கார்ட்டூனோ, ஏதோ வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அங்க எ நமக்கு நேரம் கிடைக்காது, இல்லைங்களா? அ. அ அது அந்த அந்த மாரி குழந்தை பருவத்திலயோ, இல்ல வளரும் வாலிப பருவத்திலேயோ எனக்கு அந்த அ வாய்ப்பு கிடைக்கல. அ இந்த மாரி வாய்ப்பு வந்து என்னோட ப குழந்தைகள் வளரும்போதுதான், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது தான் அ <chuckles> அப்படி அது பார்க்கும்போது தான் இந்த கார்ட்டூன் அப்படிங்கிறதே நான் பார்த்தேன். அதுல என்னோட குழந்தைகளுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா Chhota Bheem. ஞ அஹ் அ <laughs> அ அவங்க வந்து அத தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்களா, வேற வழி இல்லாம நம்மளும் அததான் உட்காந்து பார்க்கணும். அ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போது, "இது என்னது இது இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்னத்த பார்க்குறது?" அப்படிங்கிற மாரி ஒரு நினைப்புதான் இருந்தது. அ அதுக் அ க நாட்கள் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா, அந்த Chhota Bheem வந்து என்னோட பசங்களுக்கு முன்னாடி, நான் உட்காந்துப்பேன்! அவன் அவுங்க அந்த கார்ட்டூன்ல வர அந்த Chhota Bheem தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ அ அந்த டோலக்பூர்ல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், மொத ஆளா வந்து நிக்கறதாகட்டும், அ அதுல மத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதா இருக்கட்டும், அ Chhota Bheemஅ சுத்தி வந்து எப்பவுமே அவங்களோட நண்பர்கள் வவவ் வ வட்டம் சூழ தான் இருப்பான் இல்லைங்களா? அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ "இந்த மாரி ஒரு ந அ கேரக்டரா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு பார்க்குறா மாரி இருக்கும். அந்த Chhota Bheemன்றது ஒரு கிராமத்துல வச்சு எடுக்குற மாரிதான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, சுத்தி அந்த ஒரு காடு, அந்த காடுக்கு ந ஓ ச சைடுல ஓரமா அந்த ஒரு ஊரு. அந்த ஊருக்குள்ள தான் இந்த அம் பசங்க, அப்படிங்கிற மாரி இருக்கும். அத பார்க்கும்போதே நம்மளுக்கு அழகாவும் இருக்கும், ரசிக்கிற மாரியும் இருக்கும். அ.
நிச்சயமா. சரிங்க. சரிங்க. சொல்லுங்க. சரிங்க. கண்டிப்பா. ஆமாங்க. சரிங்க. அற்புதங்க. சரிங்க. அருமைங்க, சொல்லுங்க. <chuckles> கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அருமைங்க. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. சரிங்க. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க.
அதான்.
அது எப்படின்னா, நம்ம ஊருக்கே போன மாரி, நம்மளோட நண்பர்களோட வட்டாரத்தில இருந்த மாரி, நம்ம செஞ்ச மாரி இல்லைங்களா! அப்படி சொல்றீங்க, இல்லைங்களா?
ஆ. அ, ஆமாங்க, ஆமாங்க, கண்டிப்பா. அ நான் வளர்ந்தது எல்லாமே கிராமம் சைடு தானுங்களா. அ சோ அது அந்த இத நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற மாரியே இது இருக்கும். அ அ அ அந்த Chhota Bheemஅ பார்க்கும்போது தான் என் பொண்ணு வாய திறந்து, அந்த சாப்பாடே வாங்கி வாயில வைப்பா. அ அதுக்காகவே அத போட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சது. அ நாளடைவுல அதுக்கு நான் ரொம்ப அடிமையாயிட்டேன்! அந்த மாரி இருக்கும். <chuckles>
சொல்லுங்க. அழகுங்க, சொல்லுங்க. சரிங்க. கண்டிப்பா. சரிங்க. சாப்பாடு சா ஊட்டி முடிச்சதுக்கப்பறம் உங்க பாப்பாக்கு, நீங்க சொல்லுங்க, "Chotta Bheemக்கு நன்றி!" அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன், இல்லையா? <laughs>
<laughs> ஆமாங்க சார். அ அ அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கார்ட்டூன். அ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அ ஒவ்வொரு விஷயத்துலயும் அந்த கேரக்டர் வந்து, எ எதுக்கும் பயப்படாது. "அ என்ன மாரி பிரச்சனை வந்தாலும் சரி, யாருக்கு வந்தாலும் சரி, நம்ம போய் நிக்கணும். முதல்ல வந்து அதில உண்மை இருக்கா? அ கரெக்ட்‌டான விஷயம் தான் அங்க பண்ணுறாங்களா? தப்பான விஷயங்களுக்கு நம்ம போய் எப்பவும் துணை நின்னுடக்கூடாது." அப்படிங்கிறதில அது ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த கதாபாத்திரம். அ அந்த அ அத பார்க்கும்போது நமக்கே ஒரு நினைப்பு வரும், அ "கரெக்டுதானே நம்மளும் இந்த மாரி தான் நம்ம இதுலேயும் இருந்துக்கணும். எதையும் வந்து சொன்னதையுமே நம்பாம, அத கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செஞ்சு ப ஏவ் பார்த்ததுக்கு அப்புறமாதான் அத நம்ம செயல்படுத்தணும்." அப்படிங்கிற மாரி ஒ பல விஷயங்கள அதிலேருந்து நம்ம கத்துக்கலாம்.
சொல்லுங்க, சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா, நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. இது சோட்டா பீம் சொன்னதுனால நானு, "இந்த கார்ட்டூன்க்கு அடிப்படையா என்ன செய்றாங்க?" அப்படிங்கறதை வந்து என்னோட புரிதல் நான் சொல்றேன். என்னனா குழந்தைகளே நெறைய பார்க்கறதுனால, குழந்தைக்கு வந்து எந்த மாரியான குணம் வரவேண்டும்? சரிங்களா, அதை வந்து காட்டுறாங்க. "நீங்க இப்படி தான் செய்யணும். இந்த மாரி வந்து நண்பர்களை சூழ்ந்துருக்கணும். நண்பர்களுடன் நல்லா மகிழ்ந்து பேசணும். ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் பேசணும், கெட்ட விஷயங்கள் அறியாம நடக்குதுன்னா அதுக்கு நீங்க குடுக்கக்கூடாது. நீங்க வந்து அதை எதிர்த்து நிக்கணும்." அப்படிங்கிறதுல இப்ப ஒரு பறைசாற்றும் விதமாகவே இது எடுத்திருப்பாங்க. அப்பதான் வந்து குழந்தைகளுக்கு குணம் வந்து உள்ள இறங்கும்ங்க. இல்லைங்களா?
ஆ. ஆ. ஆ. சரிங்க. ஆ, ஆ. ஆமாங்க. ம். ம். ம். ம். ம். ஆ கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். குழந்தைகளுக்கு வெறும் சாதம் மட்டும் ஊட்டாம, இந்த மாரி நல்ல விஷயங்களும் அந்த மாரி ஒரு கார்ட்டூன் மூலமா ஊட்டுற மாரி தான் நம்மளுக்கு அங்க இ ஒரு இது இருக்கும் இல்லைங்களா?
சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயமாங்க, நிச்சயமா. அது அதோட தாக்கம் எப்படின்னா, அ இ 2 குழந்தை பேசிட்ருக்கும். "நா Chhota Bheem நா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையும், இன்னொரு குழந்தை வந்து "ம். ஓகே நீ Chhota Bheemனா நான் வந்து இது" அப்படின்னு சொல்லிட்டு நண்பனோட பேர சொல்லி நான் இதுவும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பறம் அந்த வசனத்தை வந்து பகிர்ந்துப்பாங்க. "இந்த மாரி நான் பேசுறேன், இந்த மாரி நீ பேசு" அப்படின்னு ப அது ஒரு சந்தோஷமான விஷயம், இல்லைங்களா?
ம். ம் <chuckles> அ. ஆமா. ஆ, ஆ. ம். ஆமாங்க. ஆ. ஆமாங்க. அ.
கண்டிப்பா. ம். சொல்லுங்க மே மேற்கொண்டு கேட்கலாம். சொல்லுங்க.
ம். ம். அ இந்த மாரி அ இந் இந்த கார்ட்டூன் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அ இதிலயே இன்னும் கொஞ்சம், நல்லா அ அடுத்த அ சீசன் மாரி எடுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். "அ இப்ப கிராமம் மட்டுமே இல்லாம, நகர்ப்புற வாழ்க்கையில வாழும்போது, அதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும்? அங்க போனா நம்ம எந்த மாரி நடந்துக்கணும்?" அப்படிங்கிறதையும் காட்ட ஆரம்பிச்சாங்க. அ அதுவும் ரொம்ப நல்லாருக்கும். அருமையாவும் இருக்கும். அ ச "எந்த இடத்துக்கு போனாலும் என்ன மாரி சூழல் மாறினாலும், நம்மக்குள்ள இருக்க அந்த குணாதிசயங்கள் மாறக்கூடாது" அப்படிங்கிறத அதை வந்து அதில எளிமையா, அவங்க சொன்ன மாரி எனக்கு தோணுச்சு. அ க. அ.
சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமாங்க. இப்போ இதுல்லாம் என்னென்னா இப்ப நகரப்புறத்தில கிராமப்புறத்தில இருக்கிற அந்த Chhota Bheem ங்கிற அந்த கதாபாத்திரம் நகரப்புறத்துக்கு வர்றாங்க. வந்து, "இவ்வளோ மாற்றங்கள் இருக்கேப்பா, இங்கே இப்படி அங்க அப்படி" அப்படிங்கிற மாரி வந்து பேசிக்கிறாங்க. பேசும்போது அவங்களே சி சில விஷயங்களை அவங்களே மாத்திக்கிறாங்க. இல்லைங்களா? மாத்திக்கிறாங்க, இதில நல்ல விஷயங்கள் நல்ல குணங்கள் நெறைய இருக்கு. அதே நேரத்தில கார்ட்டூன்‌ல வந்து கெட்ட குணத்தையும் காட்டுவாங்க. இல்லைங்களா? கெட்டகு கெட்ட விஷயங்கள் கெட்ட குணங்களையும் காட்டுவாங்க. அப்போ, பிள்ளைகளுக்கு வந்து அந்த கெட்ட குணங்களும், கெட்ட குணங்கள் கெட்ட பழக்கங்கள்லாம் உள்ள ஏறிறக்கூடாது, தெரிஞ்சிறக்கூடாதுங்கறதக்காக இப்ப அந்த கதாபாத்திரம் Chhota Bheem தான் வந்து அந்த கார்ட்டூன்‌ல வந்து கதாநாயகன் மாரிங்கறதனால, அவரு வந்து அதுக்கு எதிரா நிப்பாரு, இல்லைங்களா? "இல்லை இதெல்லாம் தப்பான விஷயம், தப்பான பழக்கம், கெட்ட பழக்கம். பொய் சொல்லக்கூடாது. நம்ம வந்து உதவியா இருக்கணும். பெரியவங்கள மதிக்கணும்." அ அந்த மாரி நெறைய சொல்லியிருப்பாங்க, இல்லைங்களா?
ம். ம். ஆமாங்க. ஆ. ஆமாங்க. ஆ. ம். ஆமாங்க. ஆ, ஆ. ம். ம். ம். ம். ஆமாங்க. ம். ஆமாங்க. ம்.
நிச்சயமா. இப்போ எனக்கு ஒரு கார்ட்டூன் ஞாபகம் வருது. கார்ட்டூன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு மாதிரியான தொடர் தான் அது. Shaktimaan அப்படிங்கிற ஒரு தொடர். நான் வந்து சின்ன வயசுல இருந்தபோ நான் பார்த்துருக்கிறேன் அந்த தொடரு. கார்ட்டூன் கெடையாது. ஆனா வந்து அத வச்சு கார்ட்டூன்லாம் வந்துச்சு அதுக்கப்பறம். என்னனா வந்து இ இது ஒரு மாதிரியான தொடரு. எப்பிடினா "ஆபத்து நடக்குறப்போ Shaktimaan வருவாரு" அப்படிங்கற மாரி ஒரு பிம்பம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்துச்சு. சரிங்களா? இது எங்களுக்கு தெரியும், இது டிவில தான் நடக்கும். உண்மையிலே நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா, சில நடந்திருக்குன்னா, "அ மேல இருந்து நான் கீழே குதிப்பேன், Shaktimaan வந்து என்னைய காப்பாத்துவாரு." அப்படின்னு சொல்லி, கீழல்லாம் குதிச்சுருக்காங்க சில பேரு அடிபட்ருக்கு. அதுக்கப்பறம் இவரு Shaktimaan வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த தொடருல அந்த வரதுக்கு முன்னாடியோ இல்ல முடிக்கும் போதோ, "இந்த தொடர வந்து இப்படி எடுக்குறோம், ஏன்னா வராது. நான் இந்த மாரி மட்டும்தான் செய்றேன். தொழில்நுட்பத்தோட உதவி வச்சு நாங்க இந்த மாரில்லாம் செய்றோம். தயவுசெஞ்சு நீங்க குதிச்சு, 'Shaktimaan வருவாரு காப்பாத்துவதற்கு' அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனைக்காதீங்க. உங்களை நீங்க ஆபத்துல மாட்டிக்குவீங்க. நீங்க இத தொடர, தொடரா மட்டும் பாருங்க. பார்த்துட்டு நீங்க மகிழ்ச்சியோட போங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. இப்ப இதே மாரி இந்த மாரி நீங்க சொல்ற கார்ட்டூன் மாரி ஒரு சில கார்ட்டூன்கள் இருக்கும். சரிங்களா? அத பார்த்துட்டு, குழந்தைங்க அப்படியே வந்து செய்ய முயற்சி பண்ணுவாங்க, இல்லீங்களா?
ம். ம். ஆஹா. ஆ. ஆ. சரிங்க. ஆ. ஆ. ம். ஆமாங்க, ஆமா. ஆ. ஆ. அ. அ. ஆ. ஆ. ஆமாமாங்க. அ. ஆ. ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆ. ஆமாமா. ஆ. ம். ம். ஆமாங்க. ஆ.
அந்த மாரி ஏதாவது நடந்தது உண்டுங்களா? உங்களோட மகள்கிட்டயோ, இல்ல அவுங்களோட நட் நண்பர்கள் அந்த ஓ வட்டாரத்தில எதாவது நடந்தது உண்டுங்களா? அத அப்படியே செய் செய்ற மாரி.
எ ஆ! இருக்குங்க, இருக்குங்க. அ அதில வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா, அந்த அ Chhota Bheem ஆகட்டும், அவனோட நண்பர்கள் பட்டாளமா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்ட விட்டு வெளிய வந்து ஒரு குழுவா வந்து விளையாடுவாங்க, இல்லைங்களா? அத பார்க்கவே அழகா இருக்கும். அத பார்த்து என் குழந்தைகள் வந்து வளர வளர வ வீட்டுக்குள்ள இருந்து இந்த மொபைல் பாத்து விளையாடுறதோ, இல்ல அத கேம் வச்சு தான் விளையாடணுமோ, அந்த எண்ணங்கள் வந்து அவங்க கிட்ட ரொம்ப குறைவாவே இருந்தது. அ எ அ எனக்கு என்னமோ இந்த கா கார்ட்டூன்லாம் பார்த்து பார்த்து பழகியதாலோ என்னமோ அவங்க வெளிய தான் அம் நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ள தான் இருக்கணும்னு ஆசப்படுவாங்க. அ எ சுத்தி பக்கத்துல இருக்க ஒரு 4 பசங்க அவுங்க வரலனாலும், அவுங்க வீட்டு கதவ தட்டியாவது வெளிய கூப்பிட்டு, எல்லாரும் சேர்ந்து விளையாடுவாங்க. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "அ பரவால்லையே! நான் மத்த குழந்தைகள் மாரி உள்ளயே அடையணும்னு நினைக்காம, தொலைக்காட்சி இருக்கு, கைப்பேசி இருக்கு, அதையும் எடுத்து பார்க்கலாம். அவுங்க வந்து அ அதுக்குள்ளயே உட்காந்து அவுங்களுக்கு கம்ஃபர்டபுளா அவுங்க விளையாடலாம். ஆனா, அதயும் மீறி வெளிய போய் விளையாடணும்னு ஆசப்படுறாங்கல்ல அது, இதா கூட இருக்கலாம்." அப்படின்னு எனக்கு தோணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஒரு ஓவிய போட்டி மாரி வச்சு, அ ஒரு தரம் வந்து அவுங்க அவுங்களுக்குள்ளயே நண்பர் அ நண்பர்களுக்குள்ளயே ஒரு போட்டி மாரி வச்சு செய்வாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்பறமா தான், என் குழந்தைகளும் இல்ல,"நாங்களும் அத பண்றோம். Chhota Bheem பண்ணான்ல அவன் வின் பண்ண மாரி நாங்களும் செய்வோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவனயே அழகா என்னோட பொண்ணு முதல்ல, முதல்ல வரஞ்சது வரைஞ்ச கேரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா Chhota Bheem தான். <laughs> அந்த லட்டோட தான் அவ வரஞ்சுக் அ காட்டினா. அ இந்த மாரி இ கேரக்டர் மூலமா, கதாபாத்திரங்க மூலமா தான் அவுங்க இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. ம்.
அ. சொல்லுங்க. சொல்லுங்க. கண்டிப்பா. நிச்சயமா. சரிங்க. அழகுங்க. நிச்சயமா. சிறப்புங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. அம்ச அம்சம். கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. அது ஒரு பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை வந்து நா நா நான் அடிக்கடி வந்து நானு இதை பத்தி நான் யோசிச்சுட்டே இருப்பேன். என்னோட மனைவி கிட்ட, நண்பர்கள்டெல்லாம் நெறையா பேசிப்பேன் நான் பகிர்ந்துப்பேன். ஆயுதம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அழிக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு காரணி அது. ஏன்னா நம்ம சமையல் அறையில கத்தி இருக்குது, சரிங்களா! அந்தக் கத்திய நம்ம எதுக்கு உபயோகிக்கிறோம்னா வந்து தக்காளி, வெங்காயம் நறுக்கறதுக்கு காய்கறி, பழங்களா நறுக்கறதுக்கு நம்ம உபயோகிக்கலாம். அதே நேரம், அதை அழிக்கிறதுக்கு நம்ம வந்து வேற மாரியும் உபயோகிக்கலாம். கத்தி எடுத்து குத்தி, கொலை பண்றதுக்கு, அப்புறம் வந்து கத்தியை காட்டி மிரட்டுதற்கு, அது மாரில்லாம் நெறையா உபயோகிக்கலாம். அ எதை வந்து நம்ம கையில எடுத்துக்கிறோ? ஆக்கப்பூர்வமா இருக்கிறத நம்ம கையில எடுத்துக்கிறோம், அப்படிங்கிறத வச்சு இருக்கு. ஒரு சில கார்ட்டூன்ல நீங்க சொன்ன மாரி உங்க பசங்க பாத்தீங்களா ரொம்ப ஆக்கப்பூர்வமா, அ "சோட்டா பீம் வந்து ஓவிய போட்டியில பகிர்ந் ப பங்கெடுத்தான், பரிசு வாங்குனான். என்னால வாங்க முடியாதா? நானும் வாங்குறேன்" அப்படீன்னு பங்கெடுத்துக்கிட்டாங்க. இப்போ இப்ப நான் நெறையா குழந்தைங்கள பாக்குறேன். அவுங்க ஓவியப் போட்டி எதுல எடுத்துக்கிறாங்கன்னா, மொபைல் ஃபோன்லயே எடுத்துக்கிறாங்க, சரிங்களா?
ம். ம், ம். ம், ம். யூஸ் அ. ஆமாங்க. ம். ம். ஆ. ஆமாங்க. ம். ம். ஆ. ஆமாங்க. ஆ. ம், ம். ம். ம். <chuckles> ஆமாங்க. <chuckles> அ. ஆமாங்க. அ.
அது ஒரு மாதிரி வ வ வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால சொல்லுங்க.
அ எ எதுவும் எதுவுனாலும் எல்லாருமே அந்த அ மொபைல்லயே வச்சு தான் எல்லாம் பண்ணணும், அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலை பசங்க கிட்ட வந்து வந்துடுச்சு. இல்லைங்களா? அ.
கண்டிப்பா. கண்டிப்பா. அது ஒரு மாரி வருந்தத்தக்கதா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அவுங்க வீட்ல இருக்கிற அப்பா, அம்மாங்களும் வந்து அதே மாரி தான் இருக்காங்க. அப்பா, அம்மா மட்டும் இந்த மாதிரி வந்து ஃபோன் யூஸ் பண்ணாத, பண்ணாத அப்படீன்னு சொல்லிட்டு பசங்கள சொன்னா, ஆனா இவுங்க யூஸ் பண்ணிட்டுருந்தாங்கன்னா பசங்க அவுங்கள தான பாக்குறாங்க வீட்ல, இல்லைங்களா? அப்போ வந்து என்ன வித்தியாசம் இருக்கக்கூடும்? ஒண்ணும் வித்தியாசம் இருக்காது. சரி! அப்பா, அம்மா கொஞ்சம் அப்படியே அ ப கவனிக்காம இருக்கும்போது, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி குணாதிசயங்கள் அவுங்களுக்கு வரக்கூடும். இப்போ குழந்தையோட, குழந்தையா மாறிடணும். அவுங்களோட விளையாடுங்க, அவுங்களோட கொஞ்சம் நேரம் செலவழிங்க தப்பே கிடையாது. ஃபோன்லாம் ஓரமா போட்டுருங்க. கார்ட்டூன்ஸ் நெறையா பா அவுங்களோட சேர்ந்து பாருங்க. கைத்தட்டி நல்லா வந்து சந்தோஷமா வந்து நீங்க நேரத்தை செலவழிங்க. நல்லா மகிழ்ச்சியா வந்து மனம், மனம் மகிழ்ந்து சிரிங்க. வாய் விட்டு சிரிக்கிறதை விட மனம் விட்டு சிரிங்க. அப்ப தான் வந்து நம்ம மனசுக்குள்ள அப்புறம் புதைஞ்சிருக்கிற அந்த துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி குழந்தையாவே மாறுவோம். வாழ்வில உண்மைலயே அந்த சந்தோஷங்கள்லா இன்னைக்கி ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். குழந்தைகளும் ரொம்ப மகிழ்ச்சியா வளருவாங்க. உங்களுடன் பேசியது, கார்ட்டூன் க கதாபாத்திரம் அதைப் பத்தி நீங்க சொன்ன விவரங்கள், உ உங்க குழந்தைகளோட அந்த சுட்டித்தனங்கள், ரொம்ப, ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. எனக்கு, என்னோட பள்ளிப்பருவத்தையே வந்து நான் திருப்பியும் பார்த்த மாரி இருந்துச்சு. உங்களுடன் பேசியதில் மிகவும் மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம்.
அ. அஹ்ம். ம். சரி. ம். ஆமாங்க. ஆ. ஆமாங்க. ம். ம், ம், ம். கண்டிப்பாங்க. ம். ஆ. ஆமாங் ம். கண்டிப்பாங்க. ம், ம். ம். ம். ஆமாங்க. <chuckles> அ. நன்றிங்க.